ஆமாமா. அதே போல, ஏனா வந்து நம்மளுக்கு சோப்பு தெரியாது. ஒரு பாட்டு கேட்டுகிட்டே முனுமுத்துக்கினே நம்ப வந்து நம்ப பாட்டுக்கு ஒரு தனி உலகத்துல வந்து பயணம் பண்ணலாம் அப்படின்னு தா நா சொல்லுவன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிம்பு நடிச்ச அந்த, "தொட்டா பவரு டா சொன்னாலே சொன்னா கேளுடா" அந்த பாட்டு
ஆமாங்க. ஆ பரவாயில்லங்க! நீங்க பழைய பாடல்கள்லா நெறையவே கேட்பீங்க போல, அதாவது ஒரு 2000 இந்த மாதிரி. <chuckles>
ஏங்க, நான்லா ரொம்ப பழைய பாட்டு கேட்கற ஆளு. எந்த அளவுக்குனா, எய்டீஸ் சாங்ஸ் அது போல கேக்கிற ஆளு. இந்த <chuckles> அதாவது ஆ கிழக்கு வாசல்ல ஒரு பாட்டும் இருக்குமில்ல.
ஓ! நா நெனச்சேன், இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்கும்ல அந்த மாரியான.
கிழக்கு வாசல் அதாவது, "பச்ச மல பூவு அது உச்சி".
அந்த படங்கள் பேரெல்லா தெரியாதுங்க. ஆமாமா. குஷ்பு குஷ்புவும், பிரபுவும்.
குஷ்பு இல்ல. அது வந்து ரேவதி மேம் வந்து நடிச்சிருப்பாங்க. கார்த்திக் சாரு.
ஆமாமா. கார்த்தி இந்த தொட்டில்ல சீ ஊஞ்சல்ல ஆடுவாங்களே. <chuckles> ம்
ஆ ஆமாமா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆ ஒரு மனைவிக்கா இருக்கட்டும், ஒரு அண்ணன் தம்பிக்காகவு வந்து அந்த பாட்டு பாடுவாங்க. ஆ. நும் நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி.
ஆ. அண்ணன், தம்பி யாரும்மில்லை ஆ
அந்த பாட்டு, அது "மலையோறம் வீசும் காத்து மனதோறம்" அந்த பாட்டெல்லா கேட்காத நாள் இல்ல, தூங்காத நொடிகள் இல்ல, அப்படினுதா நா சொல்லுவேன்.
இது எப்போதுமே இந்த மாதிரியான பாடல்கள் தான் கேப்பீங்களா? இல்ல வந்து இப்ப சமீபத்தில உள்ள பாடல்கள் கேட்டுட்டு, இல்ல இது இப்ப புதுசா இத கேட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல மு முன்னாடி இருந்தே இத தான் கேட்குறீங்களா?